ஆ, நல்ல இது. நான் ஒரு என்னோட பயணத்த பத்தி ஒரு ஒரு அனுபவத்த பத்தி சொல்றேன். அ ஒரு ஒரு தரவை நாங்க வந்து, ஆ குடும்பத்தோட ஒரு பாலைவனப் பகுதிக்கு போயிருந்தோம். வண்டி எடுத்துட்டு பெரிய ஒரு வண்டி எடுத்துட்டு, ஒரு அ ஒரு பெரிய ஒரு வேன் மாரி ஒரு வண்டிய எடுத்துட்டு போயிட்டுருந்தோம்.
கண்டிப்பாங்க. ஓ! எத்தன பேர் இருந்தீங்க? பெரிய வேன்கிறீங்களே! எத்தன பேர் இருந்திருப்பீங்க?
ஆமா. ஒரு, ஆக்சுவலி 9 பேர் இருந்தோம். 9, 10 அ 9 பேர் ஒரு வேன் எடுத்துட்டு போயிட்டுருந்தோம். ஆ நாங்க நல்ல அந்த பாலைவனப் பகுதியில நல்ல ஒரு அ ரொம்ப சந்தோஷமா, எல்லாம் நல்ல நல்ல குளிர்காலம் வேற, நல்லாயிருந்தது, வெ ஒரு அந்த வெதர் கூட ரொம்ப நல்லாயிருந்தது. ஸோ, நாங்க வந்து எல்லாத்தையும் நல்லா அனுபவிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு, நாங்க வெளியில் வந்துட்டுருந்தோம். ஆ அப்ப வந்து எல்லோருக்கும், ஓ ப கடைசி கிளம்புற நா முதல நா எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுத்து, எல்லாருக்கும்.
ஓ! சேரிங்க. ம். எத்தன நாளு இது ட்ரிப்புங்க உங்களுக்கு?
ஒரு 4 நாள், 5 நாள் ட்ரிப் இது. சோ, 4 நாள்
ஓ! சேரி. நீங்க தமிழ்நாட்டுலேருந்து தான் எல்லாருமே வந்துருக்கீங்க. அ பாலைவனத்துக்கு போயிருக்கீங்க தமிழ்நாட்டுலேருந்து தான்.
ஆமா இது வெளிநாட்டுக்கு போயிருந்தோம் நாங்க.
ஓ! சேரிங்க, சேரிங்க.
வெளிநாட்டுக்கு போயிருந்தப்ப, போயிருக்கறச்ச அந்த ஆ அந்த பாலைவனப் பகுதியில போய் இருந்தோம், நல்லா இருந்தது, வெ நல்ல வெதரும் நல்லாயிருந்துது. எல்லாமே நல்லா இருந்தது. ட்ரிப்பு ஃபுல்லா நல்லாயிருந்தது. பயணம் ஃபுல்லா நல்லாவே இருந்தது. அப்போ வந்து 1 நாள் எல்லாருக்கும் ஒரே உடம்பு சரியில்லாம போயிடுத்து, திடீர்னு அது ஏதோ காரணத்தினால ஒருத்தருக்கு ஜுரம் வந்து, அதுக்கப்புறம் அ வ ஒருத்தர் ஒருத்தருக்கா வந்துடுத்து. எல்லாரும் கிளம்புற நேரத்தில எல்லாரும் ரொம்பவே ஒரு ஒரு ஒரு ஒரு ஹெல்த்தே சரியில்லாம, நம்மளுக்கு ஒரு ஒரு வீக்கா இருப்போம் பாருங்க, ரொம்ப ஒரு ஒரு ஒரு நம்மளால எழுந்து நடக்க கூட முடியாது, சாப்பிட கூட முடியாது, அந்த மாரி ஆயிடுத்து. ஆனால் நம்ம வந்து வரணுன்ட்டு ஆயிடுத்து, நம்மளுக்கு அது. ம் அப்ப வந்து, அ எப்டியோ கஷ்டப்பட்டு வி வீட்டுக்கு ஊருக்கு போயிடலாம் நம்ம, அப்படின்ட்டு நாங்க வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஆ, சரி கிளம்பிட்டு நம்ம வந்து சரியா சாப்பிடக்கூட இல்ல யாருமே, ஆ ரொம்ப ஒரு கொஞ்சம் தூரம் ட்ரா ஒரு பயணம் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கறச்சே, ஒரு எங்கேயோ அந்த காரை வந்து அந்த வேனை வந்து நாங்க ஒரு இடத்துல ஒரு கார்னரில நிறுத்தலாம் அப்படின்ட்டு, அது எடுத்துட்டு போயின்டு இருக்கோம், அத பார்த்தா ச அது திடீர்னு அது மணல் பகுதியா போயிடுத்து.
ஆமா. ஓ! அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? ரொம்ப கஷ்டமாயிடுச்சிங்களா? ம்.